ஆமா. ஆனா, இங்க வந்துட்டு எல்லா நாளும் பிடீ பீரியட் அத யாரும் எடுக்கவும் கூடாது எடுக்கவுமே மாட்டாங்க.
பார்த்தீங்களா நல்ல ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. ம். ம்.
ஆமாங்க. வேற லெவல்ல இருந்ததுச்சு. அந்த 1 வருஷம் எனக்கு எப்டி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு சொர்க்கமா இருஞ்சுங்க.
1 வருஷம் தான் படிச்சிங்களா அங்க?
ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எங்க வீட்ல வந்துட்டு யாரோ சொன்ன பேச்ச கேட்டு, இந்த ஸ்கூலருந்து இன்னொரு ஸ்கூல் அ இருக்குங்க அ அது வந்து இந்த அ இந்த <tsk> பயங்கரமா ஸ்ட்ரிக்ட்டா ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு. அவங்க வந்து நீங்க உங்க பையன் வந்து க ஸ்கூல் முடிச்சு வரும்போது, அப்டியே பயங்கர வந்து ஒரு டாக்டராவோ ஒரு பெரிய ஆளாவோ ஆயிவருவான்ற மாரி இருக்கும் இல்லைங்களா?
ம். ம். அச்சச்சோ! ம். புத்திசாலியா வருவாங்கன்னு. அ. ஆமாமா.
ஆமா. எங்க வீட்ல சொன்னவுனே, ஓகே நீ அந்த ஸ் ஸ்கூல்க்கு ஹாஸ்டல்ல போறியான்னு கேட்டோனே, பர்ஸ்ட் வந்து இவங்க வந்து, நீ டாக்டர்லாம் ஆயிரலாம் பெரிய ஆள்ன்னு, எங்க அப்பா வந்து ஏதோ பொம்மை எல்லாம் வாங்கி குடுத்துட்டு என்னை வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு.
ஆ. எப்டி புரியல?
நானும் வந்துட்டு அப்டியா, சரி ப் அந்த <tsk> எனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கிக் குடுத்துட்டு. நானுமே அ சரி ஓகே இதெல்லாம் வாங்கி தராங்க. சரி ஏதோ சொல்றாங்க, சரி ஓகே போறேன் அப்டின்னு சொல்ட்டேன்.
ஓ! சரி, சரி, சரி. ஆ, ஆ புரியுது. ஓ! உங்கள வந்து தாஜா பண்ணிட்டாங்கன்னு சொல்லவரீங்க. அப்டியே ஐஸ் வச்சு இப்டிலாம் குடுத்து ஏமாத்திட்டாங்க உங்கள. ஆ சரி, சரி ஆ புரியிது. ம்.
ஆமாங்க. ஆமா. அப்புறம் பார்த்தா அத ஹாஸ்டல் சேர்த்துவிட்டாங்க. 1ஸ்ட் நாள் போறேன். 1ஸ்ட் நாளே போட்டு அடிக்கிறாங்க.
ம். நீங்க வந்து இந்த பொம்மைக்காக ஆசப்பட்டு, நீங்க போறேன்ன்னு சொல்லிட்டீங்க ஹாஸ்டல்க்கு.
ஆமாங்க. அது என்ன ஒரு 2, 3 விஷயம் டூர்லாம் எங்கேயோ கூட்டிட்டு போய்ட்டு வந்தாங்க, இந்த ஆனுவல் லீவ்ல அப்டியே இப்பம் இப்ப மண்டைய கழுவி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அச்சச்சோ! <chuckles> ஆ, புரியுதுங்க. ஆ.
ஆமா. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் போனா ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டாங்க. ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டா, அது வந்து ஆ. 1 கட்டல் இருக்கு. பின்னாடி 1 ட்ரங்க் பெட்டி ஏதோ ஜெயில் மாரியே இருக்குதுங்க எனக்கு அந்த ஹாஸ்டல் காலையில எந்திருச்சு காலையில 6:30, 5:30க்குலாம் எழுப்பி வுட்டுறாங்க. 6வது 5:30க்கு எந்திரிச்சு என்னங்க பண்றது.
ஆ சரி, சரி. ஆ. அச்சச்சோ! ஆ. ம். ம். <laughs> அதாங்க ஹாஸ்டல்.